இல்லை, நீங்க சொல்ற மாதிரி கடைப்பிடிக்கிறாங்க, ஆனா நான் சொன்ன மாரி எங்க அம்மாச்சி அளவுக்கு கோலம் பெருசா யாரும் போடுறதில்லை. இன்னொன்னு, நீங்க சொல்ற மாரி எப்ப போடுறது வழக்கம் அப்படின்னா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இந்த மார்கழி மாசத்தில அந்த 30 நாட்களும், அ பக்கத்தில எங்க தெருவுல இருக்க பிள்ளையார் கோயில்ல பாட்டு போட்டு விடுவாங்க. எல்லாரும் வந்து "யாரு மொதல்ல அந்த கோலம் போடுறாங்க" அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியெல்லாம் நடத்துவாங்க. ஏ, பெருசா அதுக்கு அந்த போட்டிலாம் கிடையாது "அவுங்க வீட்ல நெறைய போட்டாங்க பாரு, கலர் பொடிலாம் போட்டாங்க, நான் இப்பதான் எழுந்தேன்" அப்படிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதில அவ்வளோ ஆர்வம் இல்ல. ஏன்னா கலர் பொடி போட்ட ஞாபகம் இருக்கு. அது எப்படின்னா, விடிய காத்தாலே போடுவாங்க. அம்மாலாம் 4 மணி, அப்படி அப்படியே போட ஆரம்பிச்சாங்கன்னா, கலர்லாம் போட்டு வரதுக்கு ஒரு 5:30 மணி ஆகும். அதுக்கப்புறம் ஒரு டீ குடிக்கி காஃபி குடிக்கிறது, அதுதான் நான் பாத்துருக்கேன். நான் கலர் பவுடர் போடுறது தான், அப்ப நான் செஞ்ச வேலை.
ம்ஹ்ம். அப்படியா? ம்ஹ்ம். சரி சரி. சரிங்க. அப்படியா? அ. சரி, சரிக்கால்
நீங்க சொல்ற மாரி எங்க அம்மாவுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு. அவ்வளோலாம் என்னால போட முடியாது. 4 மணிக்கே எழுந்தலாம். சின்னதா ஒரு கோலம். ஆனா என்ன வழக்கம்ன்னா, அந்த பூஜை அறை இருக்குல்லயா.
<laughs> ஆமா.
அதில மாத்திரம் போடுறதுக்கு, நெறைய கோலங்கள்லாம் திங்கள்கிழமை எத்தனை போ எத்தனை போடணும்! செவ்வாய்கிழமை
இன்னிக்கும் நீங்க உங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டுருக்கீங்களா?
இல்லை இப்பலாம் அதுக்கு ஆள் வந்து போடுறாங்க அவ்வளலவாலாம் போடுறதில்லை. ஆனா பூஜை அறையில நாம
அப்டியா? ஒரு சம்பிரதாயத்துக்காவது, என்னைக்காவது எழுந்து, "சரி இன்னிக்கு நம்ம போய் போடுவோம்" அப்டின்னு நெனச்சது உண்டா?
இல்லை, ஏன்னா அபார்ட்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கோலப்பொடி போட்டோம்னா, யாரும் அத பெருசா பாக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படியே வ போகும்போதே இழுத்துட்டு போயிருவாங்க. அதை கலச்சிட்டு போயிருவாங்க. நமக்கு அது கஷ்டமா இருக்கும்.
அப்படியா? ஆஹ. சரி சரி நீங்க, வாரத்துக்கு ஒரு முறை உங்க மாமனாரு, மாமியாரை இப்படியெல்லாம் சந்திக்கிற பழக்கம் கூட இருக்கும் உங்களுக்கு. அல்லது உங்க வீடுகள் வீட்லயே கூட இருக்கலாம். அப்படி இருக்கப்ப அவுங்க வீட்டுக்கு போறப்போ நீங்க வ அங்க கோலம் போடுற பழக்கம் உண்டா? கோலம் போட்ருக்கீங்களா?
மொதல்ல நான் நா முயற்சி பண்ணது உண்டு.

அப்பிடியா.
ஏன்னா புள்ளி வச்ச கோலங்கள பாத்து வளர்ந்துருக்கேன். ரங்கோலி கோலங்கள பாத்து வளர்ந்துருக்கேன். இல்ல நம்ம சொல்றமாரி பூஜை அறையில சின்னதா ஒரு கோடு போட்டு சதுரமா, அ செவ்வகமா. ம்.
ஆ, ஏதோ குறைந்தபட்சம் உங்கள் பூஜையறையிலாவது இன்னும் கோலம் போட்டுட்டு இருக்கீங்களே! நீங்க அது வரைக்கும் மகிழ்ச்சி.
ஆமா. வ அதுவும் போடுவோம். அ அது கண்டிப்பா போட்டு தான் ஆகணுங்கிறமாரி அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்ச கோலம்னா அதுதான்.
கண்டிப்பா இப்போ, வேற வழி இல்லாம போடுறமாரியே சொல்றீங்க.
இல்ல. அது கடவுளுக்கானது இல்ல. அதை நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். என்னென்னைக்கு என்னென்ன கோலம் போடணும் அப்பிடிங்கிற மாதிரி. ஆமா ஒரு, ஒரு
ஆ ஓ! அப்பிடி வேற இருக்கா? இந்தந்த அன்னக்கி. அது என்ன? என்ன, என்னக்கி கோலன்னா திங்கட்கிழமை என்ன போடுவீங்க? செவ்வாக்கிழம என்ன போடுவீங்க?
அதுதான். சோமவாரம்ன்னு சொல்ட்டு திங்கட்கிழமை வந்து சிவனோடது. அவுங்களுக்கு எப்பிடி போடணும்? செவ்வாய்க்கிழமை வந்து முருகனோடது. அவுங்களுக்கு முகங்கள் சொல்லுவாங்க.
அ. ஆஹா.
அப்பதான் அந்த பொங்கல் பண்டிகை எனக்கு ஞாபகம் வந்தது. அதுலேயும் அப்பிடிதான் வித்தியாசமா நான் முதல் முற நான் என்னோட மாமனார் மாமியார் நான் கல்யாணம் ஆகிப் போய் தான் கத்துக்கிட்டேன். அது வந்து அரிசி மாவுல ஆ, அ எத் எத்தனை எத்தனை இலை போட, எத்தனை இலை நம்ம வந்து படைக்கப் போறோமோ! அத்தன மாதிரி அதுக்கு எ ரவுண்ட், ரவுண்டா இழுத்து, இழுத்து போட சொல்றாங்க. எனக்கு என் மாமியார் வரஞ்சு காமிச்சாங்க. அத பார்த்து நான் போட்டுட்டேன்.
ம். ஆ, அப்பிடியா? அப்பிடியா! மாமியார் நிறையாவே உங்களுக்கு கத்து தந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்ல மாமியார் போல இருக்கு சரி.
ஆமா, ஆமா. அரிசி மாவுல கோலம் போடுறது. அ அது வந்து எப்பிடின்னா ஈரமா
இல்ல. நீங்க எனக்கு கோலம் போட தெரியாது. நான் பண்ணமாட்டேன் அப்பிடின்னே சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கள. என்ன முகம், எ
இல்ல பிடிக்கும். எனக்கு வரல. அப்பிடிங்கிற மாதிரி தான். பிடிக்கும் 'என்னால பல அவ்ளோ பெருசா போட முடியலயே! நான் எங்க அம்மாச்சிய பார்த்து வியந்திருக்கேன் 'நம்மளால போட முடியலயே!' அப்பிடின்னு.
இல்ல. இந்த உங்களுடைய பூஜை அறையில நீங்க கோலம் போடுறதே, இவ்ளோ இந்தந்த நாளுக்கு இது, இது போடணும் அப்பிடின்னு ஒரு பட்டியல் வச்சு அதன்படி செய்கிறீங்கள்ல. அதுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு ஆர்வம் இருந்தா தானே அதை பண்ண முடியும். அது உங்கள்ட்ட இருக்கு.
இல்ல சார். அதில நீங்க பார்த்தீங்கன்னா, கட்டம், சதுரம், அ நட்சத்திரம் அந்த மாதிரி தான் நம்ம போடுவோம்.